பொதுவாவே, இன்னைக்கி காலகட்டங்கள்ல வந்து, ரொம்ப அவசரமான ஒரு அ வாழ்க்கையாவே மாறிட்டு வருது. இதுல முக்கியமா அந்த காலங்காத்தால எழுந்து அந்த சமைக்கிறது. அப்டின்கிற ஒரு விஷயமே வந்து, ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவசர அவசரமா இன்னிய ஒரு ஒரு சில நேரங்கள்ல சீக்கிரம் எழுந்து சமைக்கிறவங்க, இருக்காங்க. ஒரு சில நேரங்கள் அந்த அந்த ஒரு நெக் டூ நெக்ன்னு சொல்வாங்க. அந்த மாரி நேரங்கள் வந்து, எப்டி நீங்க வந்து அவசர அவசரமா சமைப்பீங்க? அது மாரி ஏதாவது ரெசிபி வச்சிருக்கீங்ளா? அத பத்தி கொஞ்சம் உங்களால வந்து பகிர்ந்துக்க முடியுமா?
ஆ. கண்டிப்பா சொல்றேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து, நல்லா பிளான்டு ப பிளான் பண்ணி தான் ஃபு சமைப்பேங்க. அதாவது, அ இப்ப நாளைக்கி என்ன வேணும்? அப்டின்கிறத முந்தின நாளே வந்து, கொஞ்சம் ப்ரீ பிளானிங் மாரி பண்ணிவச்சிருவேன்.
ம்ஹ்ம். புரியுதுங்க. ஓ!
ஆமாங்க. அப்பிடிங்கும்போது, இப்ப நாளைக்கு வந்து நம்ம மார்னிங் என்ன டிஃபன் செய்யணும். ஆஃப்டர்நூனுக்கு என்ன லஞ்ச் கட்டணும். அப்டிங்கிறத எல்லாமே வந்து பிளான் பண்ணி, முந்தி நாளே வந்து பார்த்தீங்கன்னா, அ அதுக்கு உண்டானது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருவேன். அதாவது நான் எந்த மாரி பண்ணுவேன்? அப்டின்னா, இப்ப நம்ம கீரை சமைக்க போறோம் அப்டின்னா, கீரை கட்ட வாங்கிட்டு வந்து, அதை அ சரி பண்ணி வச்சு, கட் பண்ணி, ஒரு கவர்ல போட்டு வச்சுருவேன்.
சொல்லுங்க. அ. புரியுதுங்க. அதா, முதல்லேயே வந்து தயாரிப்புகள் எல்லாம் வந்து, முதல் நாளே பண்ணிட்டு, முதல் நாள் இராத்திரியே பண்ணி வச்சுடுவீங்க?
<chuckles> ஆ, ஆமாங்க. ஆனா, இதில சில காய்கள்லாம் வந்து, முந்தின் நாளே வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெட்ட மாட்டேன். எது, எது, வந்து வெட்ட வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச ஃப்ரீஸ் பண்ணி, யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னு. அந்த சில காய்கறிகள், அது மட்டும் சின்ன வெங்காயம்லாம் பாத்தீங்கன்னா, லீவ் நாள்ல கொஞ்சம் உரிச்சு, பாக்ஸ்ல போட்டு வச்சுடுவேங்க.
ஆமாங்க. ஆஹா.
<chuckles> அந்த மாரி, பூண்டு.
சின்ன வெங்காயம் வேணா, வே இதுக்குள்ள பிரிட்ஜ்ல வைக்கக்கூடாதுனு, சொல்வாங்க. இல்லையா?
ஆ, நம்ம ஒரு நாள் தானங்க வக்கிறோம். அ, காலையில நேரத்துல அவசரத்துக்கு வந்து, இப்ப கொழம்புலாம் வைக்கணும்னா, நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன்.
ஆஹா.
அதனால கொஞ்சமா மட்டும் உரிச்சு, நல்லா ஒரு பேக்கிங் நீட்டா பண்ணி வச்சுட்டோம். ஆர் டைட்டர் மாதிரி, பேக்கில போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, ஒண்ணுமே ஆகாது. அடுத்த நாளே, யூஸ் பண்ணுறனால ஒண்ணும் பெருசா இல்லைங்க. இப்போ இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில உட்காந்து, அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சு வச்சுடுவேன். அப்போ அந்த ஒன் வீக் பாத்தீங்கன்னா, அந்த குஸ்கா, அந்த வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரிலாம் சமைக்கும்போது, உங்களுக்கு அந்த நேரத்திற்கு டக்குனு அரைக்கறதுக்கு பதிலா, இது எல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் மாரி தாங்க. அந்த வீக்லி பிளானிங் பண்ட்டோம்னா
அப்படிங்களா? புரியுதுங்க. புரியுதுங்க, புரியுதுங்க. அதாவது, உங்களுது வந்து, நீங்க திடீர் சமையலுக்கு வந்து, நீங்க ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சுர்ரீங்க?
அ ஆமா. திடீர் சமையலும் இருக்கு. நான் அதையும் கண்டிப்பா சொல்றேங்க. நான் வந்து ப் பொதுவா பிளானிங் பண்ணி பண்றதுனால.
ஆஹ. இல்ல இந்த மாரி வைச்சிட்டு டக்கு டக்குனு பண்ணுறத வந்து நாங்கல்லாம் அப்படித்தான் சொல்லுவோம். திடீர் சமையல் அப்டீன்னுவோம் நாங்க.
<chuckles> ஆமாங்க, திடீர் சமையலும் நான் பண்ணுவேன். இப்போ வந்து இ எங்கேயாவது இப்ப சனி, ஞாயிறுல வெளியில போய்ட்டோம், ஏன்னா நாங்க ஊருக்கு வந்து போற மாதிரி இருக்கும், அப்பப்போ. அப்போ, அந்த மாதிரி ஊருக்கு போய்ட்டு வந்துட்டோம், அப்டீன்னா நம்ப அந்த பிளான் பண்ணுறோம் பாத்தீங்களா? இந்த வார இறுதியில வாரத்துக்கான பிளானிங் <chuckles> அது எல்லாமே நமக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆய்ரும். ஏன்னா, நம்ப ஊருக்கு போய்ட்டு வந்த களைப்புல நம்ப எதுவுமே செய்ய மாட்டோம். <chuckles> ஆ அப்டீங்கும் போது ஒரு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி க என்ன செய்யுறது? அப்டீன்னு ஒரு குழப்பமா இருக்கும்.
ஆமா புரியுதுங்க. ஆமா. அப்பயே டவுன் ஆயிடும். ஆமா. கண்டிப்பாங்க.
அது மாதிரியும் நான் வந்து சிரமப்பட்டுருக்கேங்க. நான் பொதுவா ஞாயிற்றுக்கிழமையில போயி காய்கறிகள் அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் அ வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேனா, நான் வந்து தப்பிச்சுடுவேன். <chuckles> அப்டீ இல்லானா நானும் மாட்டிப்பேங்க. காலையில நேரத்துல என்ன செய்றது? என்ன இருக்கு? அப்டீங்குற ஒரு சொதப்பல் வந்து கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் தான்.
புரியுதுங்க. அந்த மாறி நேரங்கள்ல நீங்க எப்படி அத வந்து கையாளுவீங்க?
நான் வந்து அந்த மாரி நேரங்கள்ல வந்து வந்து என்ன இருக்குன்னு, ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குவேங்க. ஃபர்ஸ்ட்டு காலைல எழுந்திரிச்சோனயும் சரி, நம்ப காய் வாங்காம விட்டுட்டோம், நம்மட்ட என்ன இருக்கு? இப்ப ஒரு பச்சப்பயிறு இருக்குனா, டக்குனு ஒரு பச்சபயிறு குழம்பு அதுக்கு தொட்டுக்க வந்து எதாவது ஒரு காரமா இப்ப உருளைக்கிழங்கு இருந்தா, உருளைக்கிழங்கு செய்வேன். பொதுவா அப்ப காய் இல்லாத நேரத்துல அதுக்கு ஈக்குவலா என்ன செஞ்சா அது வந்து சாப்பிட முடியும். அந்த மாரி டக்குனு யோசிச்சுட்டு, காய்கறிக்கு பதிலா வேற மாரி கொண்டு போயிருவேன். <exhales>
ஆஹ. புரியுதுங்க. புரியுதுங்க, புரியுதுங்க. வ வடகமோ, வத்தலோ அந்த மாதிரி சொல்றீங்க. கரெக்ட்ங்களா? சீப்ஸ்.
ஆமாங்க. அந்த மாரி வந்து பொரிச்சுக்குவேன். இப்போ, அ இப்ப வந்து
புரியுதுங்க, புரியுதுங்க. ஆனா அந்த மாரி என்னைக்காவது உங்களுக்கு அந்த மாரி ச சந்தர்ப்பங்கள் மாட்டிருக்கா? எதையாவது ஒண்ண வந்து பண்ண போய்ட்டு, ரொம்ப நல்லாவும் வந்துருக்கலாம். இல்ல, ஒரு சில சமயம் வந்து உண்மையா சொல்லனும்ன்னா, இந்த திடீர் சமையல் 2மே உண்டுனு வச்சிக்கங்களேன் சொதப்பியிருக்கலாம். அந்த மாரி வந்து ஒரு காமெடி ஆன நகைச்சுவையான விஷயங்கள் நடந்துருக்கா?
<chuckles> ஆமாங்க. <exhales> ஆ நடந்துருக்குங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு முருங்கக்கா தீயல்னு ஒரு குழம்பு வைப்பேங்க, கேரளா ஸ்டைல்ல வைப்பேன். அ அந்த குழம்பு வந்து ப "முருங்கக்காய் தீயல்".
பேர் என்ன சொன்னீங்க? முருங்கக்கா தீயலா? ஓகே, ஓகே, ஓகே.
ஆமாங்க. ஒண்ணும் இல்லங்க நம்ப ஊருல புளிக்குழம்பு தான் வந்து அவங்க தீயல்னு சொல்லுறாங்க. நம்ம வந்து புளி குழம்புக்கு வந்து தேங்கா போட மாட்டோம். சில பேர் போட மாட்டாங்க மு ஆனா அங்க வந்து அவங்க தேங்காய தான் வறுத்து போடுவாங்க. <chuckles> அது வந்து நான் அந்த ரெசிப்பிய வந்து ஒரு வாட்டி Youtubeல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தேன்னு நெனைக்குறேன். அந்த ரெசிப்பிய புடிச்சேன். இப்போ வரைக்கும் அது வந்து நான் நல்லா செய்வேன். <breath> அது வந்து பாத்தீங்கன்னா, அ பாத்து, பாத்து செய்வேங்க. பொறுமையா அந்த தேங்காய பொறுமையா வதக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல வர வரைக்கும் பொறுமையா வறுத்து பொறுமையா செய்யற குழம்ப நான் ஒரு நாளைக்கு என்ன பண்ட்டேன்
ஓகே, ஓகே, ஓகே, ஓகே. அ. ஆ. ம்ஹ்ம். ஹ, ஹ, ஹ. ஆம், சூப்பர்ங்க! கொப்பர தேங்காய் யூஸ் பண்ணுவாங்களா?
ஆ, இல்ல நார்மல் தேங்காய் தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா தேங்காய நம்ம நம்ம தமிழ்நாட்டில என்ன பண்ணுவோம்னா, தேங்காய வந்து அரச்சு ஊத்துவோம், இல்லைங்களா?
நார்மல் தேங்காவே? சேரிங்க. ஆமாங்க.
அவங்க என்ன பண்றாங்க? இந்த குழம்புக்குன்னா, தேங்காய பர்ஸ்ட் வ வட சட்டியில போட்டுட்டு, லைட்டா தேங்காய் எண்ணெய் ஊத்தி, நல்லா நல்லா ஃபிரை பண்ணிக்குவாங்க. அந்த கலர் மாறணும்.
ஆஹ.
அது வரைக்கும் ஃபிரை பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு அப்புறம் அத எடுத்து, கொஞ்சம் மசாலால்லாம் போட்டு அரச்சு ஊத்தும் போது, உங்களுக்கு சுவை வந்து வேற மாதிரி இருக்கும்.
ஓ! அப்படிங்களா? ஓகே, ஓகே.
<chuckles> ஆமாங்க. அப்போ அந்த குழம்பு வந்துட்டு பார்த்து பார்த்து வைப்பேன். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட் இல்ல. ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன், டைம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணாம அந்த குழம்பு பிளான் பண்ணிட்டேன்.
சரிங்க.
அவசரத்தில அடிச்சு வச்சுட்டேங்க எப்படியோ வச்சுட்டேங்க. ஆனா எதிர்பார்க்கவே இல்லங்க, எப்பவுமே வெக்கிறத விட அன்னைக்கு செமையா வந்துச்சு குழம்பு. ஆமாங்க, நான் நினைச்சேன் சொதப்பிரும். ஏன்னா, அந்த குழம்பு வந்து டைம் எடுக்கும். அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா வச்சேன். சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு வந்து அ 2 வருஷத்தில அன்னைக்கு தான் வந்து அந்த குழம்பு சூப்பரா இருந்துச்சு. <chuckles>
ஓ! நல்லா வந்துருச்சு. <laughs> அதாவது கொடி வரணும் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லீங்களா?
ஆமாங்க. கொதி வரணும், கொதில் வ வரதெல்லாம் விட்டேன். அ ஆனா கொஞ்சம் அவசர அவசரமா செஞ்சங்காட்டி, இது எப்படி வருமோ தெரியலயே ஏன்னா, ரொம்ப ப்ரவுன் ஃப ஃபிரை பண்ணல. லைட் ஆமாங்க.
ம். பரவாயில்ல! உங்களுக்கு பாசிட்டிவா வந்து வந்திருக்கு ரிசல்ட் இ எனக்கெல்லாம் ஒரு சில சமயம் நெகட்டிவாவே வந்திருக்கு.
ஓ. <chuckles> ஆ ஆமாங்க ஆனா ஆனா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோங்க. ஏதாவது நல்லாருக் நம்ம பார்த்து பார்த்து செய்வோங்க. அத பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புஸ்ஸுன்னு ஆயிரும். <chuckles> இந்த மாதிரி அதிரடியா
<laughs> அந்த மாரி ஏதாவது இருக்கா? செஞ்சீங்ளா நடந்திருக்கா, அந்த மாரி?
ஆ ஆ இருக்குங்க. அ நான் என்ன பண்ணிட்டேங்க, இடியாப்பம் அந்த மிஷின் இருக்குல, இப்போ வந்துருக்குலங்க சுத்துற மாரி. அத வந்து வாங்கிட்டு வந்தேன். அடம்புடிச்சு கோயில் போனப்போ கோயில் ஸ்ட்ரீட்ல வாங்கிட்டு வந்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாரு உனக்கு இது செட் ஆகாதுப்பா. எனக்கு வந்து பொறுமை பத்தாதுங்க கொஞ்சம் உண்மையாவே. நான் கொஞ்சம் அதிரடி தான் நானும் இருப்பேன். <chuckles> என் கணவர் அப்பவே சொன்னாரு.
ஆமாங்க ஆமாங்க. <laughs> நீங்களே அப்ப திடீர் தான்.
ஆமாங்க நான் கொஞ்சம் திடீர்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்பீடா பண்ணுவேன் எல்லாத்தையும். டக்கு டக்குனு பண்ணிடுவேன். அ அப்டிங்கும்போது என் கணவர் சொன்னாரு, இது கொஞ்சம் பொறுமையான ப்ராசஸ்ஸு, உனக்கு ஒத்து வராது, வேண்டாம் விட்டுடு அப்டின்னாரு. இல்லங்க நான் பண்ணுவேன் பண்ணுவேன். இடியாப்ப கல்ல வந்து 300 போட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த மிஷின. <chuckles>
சரிங்க, சரிங்க. புரியுது. <laughs> அதாவது ஒரு ஒரு வீம்புக்காவது நான் செஞ்சுருவேன் அப்படின்ட்டு.
ஆ, ஆமாங்க. அத வாங்கிட்டு வந்து மாவெல்லாம் பெசஞ்சு உள்ள போட்டேன் போட்டு, அமுத்த முடியலங்க. சுத்த முடியல என்னால, ஆனாலும் வந்து கணவர்கிட்ட வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக, நானும் கிச்சன்ல 2 மணி நேரமா அத செஞ்சு முடிச்சு, அதான் போராடிட்டேங்க. அதுக்கப்றம் வந்து பாத்தீங்கன்னா, தேங்காய் பால் வச்சு அது சூப்பரா வந்துருச்சு சைட் டிஷ் வந்துருச்சு. மெயின் டிஷ் வரலயே. <chuckles>
அச்சச்சோ! <laughs> புரியுது. <laughs> அதாவது இங்க வந்து அந்த, அந்த நேரத்துல உங்களுக்கு எப்டி இருந்துருக்கும்னா, "சூனா பானா சிங்கம்டா நீ" அப்டீன்ற மாரி இருந்திருக்கும் இல்லயா?
<breath> ஆமாங்க. <chuckles> ஆமாங்க. கடைசில பாத்தீங்கன்னா, இடியப்பலாம் சுட்டு எடுத்துட்டங்க. ஆனா, கொஞ்சம் வந்து கெட் எப்டி சொல்லுறதுன்னா, கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுங்க இடியாப்பம். ஒரு மாரி டைட்டா இருந்தது, மத்தபடி எல்லாம் வந்துருச்சு. ஆனா என் கணவர் சொன்னாரு, "இனிமேல் இதோடு நிறுத்திக்கப்பா இனிமேல் இத பண்ணாத" <chuckles> அப்டின்ட்டாரு. <breath>
<chuckles> சரிங்க. அதாவது அந்த பூ, பூவா வராம ஒரு மாரி திக் ஆயிடுச்சி.
ஆ, கொஞ்சம் ஆமா. கொஞ்சம் கெட்டியா இருந்ததுனால, "இதோட போதும்ப்பா இனிமேல் வந்து இந்த, அ இந்த இதெல்லாம் வேண்டாம். இனிமேல நம்ம கடையில வேணாலும் வாங்கிக்கலாம்." ஆமாங்க, "கடையிலேயே வாங்கிக்கலாம். வேணாம்ப்பா" அப்டின்ட்டாரு. அது மாரி ஆயிருக்குங்க. நான் வந்து இந்த அவசர சமையல்ன்னு சொல்லி நான் ஒண்ணு செய்வேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஊர் ஸ்பெஷல்ங்க, இது அரிசி பருப்புன்னு சொல்லுவோம். ஆமாங்க.
புரியுது. ரெடிமேட் இடியாப்பமே வாங்கிப்போம் அப்டீன்டாரா? அ, ம். ஓ! அது கொஞ்சம் சொல்லுங்களேன், அதப் பத்தி.
ஆ கண்டிப்பாங்க, எனக்கு எப்பயாவது ரொம்ப டயர்டா இருந்துச்சு, இல்ல எங்கயாவது ஈவ்னிங் வெளியில கிளம்புறோம். மத்தியானத்துக்கு சி சிம்பிளா ஒரு லன்ச்சு, இந்த சாப்பாடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூடா சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்குங்க. நீங்க டிஃபன் கட்டுனிங்கன்னா, உங்களுக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. அ பிடிக்காதுனா சாப்பிடறக்கு ஒரு மாரி இருக்கும். இது வந்து அரிசி பருப்புன்றது பார்த்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டுருப்பீங்க. கொங்கு நாட்டுல ரொம்ப ஸ்பெஷலா செய்வோம். ஆ <chuckles> அப்படிங்கும்போது அ.
ஆஹம். ஆ, அப்படிங்களா? இல்ல நமக்கு வந்து அந்த அந்த மாதிரி ஊரோட சாப்பாடுன்னு பார்த்தா, ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் தெரியும். நிறையா வந்து அந்த தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த பக்கம் தெரியும். ஆ கொங்கு நாட்டில இது ஒரு பேமஸ் தெரியாது. ஆனா திருநெல்வேலி தெரியும். ஏன்னா எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் திருநெல்வேலி பக்கத்தில இருந்து வந்திருக்காங்க. அந்த என்ன கிள்ளி போட்ட சாம்பார். அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. இது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். இத பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன் நல்லாவே.
ஆமாங்க. ஆ. ஆ. அப்படிங்களா, நீங்க ஓ கோயம்புத்தூர் சைடுல வந்து அரிசியும், பருப்பும் உங்களுக்கு தெரியாதோ! சரிங்க நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. அ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, குக்கர்ல எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் ஊத்திக்கணுங்க. கடுகு, சீரகம், அ கொஞ்சோண்டு பூண்டை வந்து தட்டி போட்டுக்கணும். வர மிளகாய் போடணும், 2 பச்சை மிளகாய், 2 வர மிளகாய் போட்டுக்கணுங்க. அ ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கணும். நல்லா தாளிச்சு வுட்டு ஒரு தக்காளிய நறுக்கி போட்டு தாளிச்சு வுட்டு, அ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி 1 டம்ளர்னா உங்களுக்கு பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கணுங்க. இப்போ நம்ம இந்த தாளிச்சு ஆமாங்க, 2யும் சேர்ந்த மாதிரி ஊற வச்சுரலாங்க.
ம்ஹ்ம். ம். சரிங்க. ஆஹம். சரிங்க. ம். ம். ம்ஹ்ம். 2தையும் சேர்த்தா மாரி ஊற வைச்சுக்கணுங்களா? எ என்ன பருப்பு போடுவீங்க நீங்க அதில? துவரம் பருப்பு. ஓகே, ஓகே சாம்பார் பருப்பு.
துவரம்பருப்புங்க. துவரம்பருப்பு தான் போடணும். ஆமாங்க அப்ப இதை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுடுங்க. நீங்க ஊற வைக்கலாட்டியும் பரவாயில்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அ ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வந்து நல்ல குவாண்டிட்டி கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்ல. என்னடா அவசர சமையல் சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்க சொல்றேன்னு நினைச்சுராதீங்க. அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நம்ம கடுகு, சீரகம், பூண்டு
சரி. ஆ. <snorts> அது அது ஊற வச்சுட்டு போயிட்டு, அப்படியே குளிச்சுட்டு ஓடி வந்துறவேண்டியது தான்.
ஆமாங்க எண்ணெய் ஊத்துறோம், நெய் ஊத்துறோம், கடுகு, சீரகம், பூண்டு, வரை மிளகாய் 2 பச்சை மிளகாய் ரெண்டு 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு, இந்த அரிசி பருப்பை கழுவி அதில போட்டுட்டு 1 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊத்தி, உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு, நல்லா கிளறி விட்டு, நல்லா மல்லி தழைய மேல போட்டு மூடி வச்சிங்கன்னா, முடிஞ்சுதுங்க. 3ணே விசில் அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. ம்.
ஆஹ. ம்ஹ்ம். என்னங்க பொங்கல் ரேஞ்சுல இவ்வளோ ஈசியா சொல்லிட்டீங்க.
அவ்ளோதாங்க. அதான் அதிரடி சமையல். உண்மையாங்க டேஸ்ட் வந்து அட்
<laughs> அதுக்கு அதுக்கு தொட்டுக்க அது மாரிலாம் எதுவும் தேவையில்லைல? அப்படியே சாப்பிடலாமா?
அதிரடி சமையல்ன்னு சொல்லிட்டேன், தொட்டுக்க வந்துட்டு, ஓகேனா ஆ உருளைக்கிழங்கு வைங்க வேகவச்சிடலாங்க, சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு. அதே மாதிரி தான் டக்கு டக்குனு கட் பண்ணுங்க, எண்ணெய் ஊத்துங்க, கடுகு போடுங்க, உளுந்து கொஞ்சம் போடுங்க, அ உருளைக்கிழங்கை டக்குனு அரிஞ்சு அதில போட்டு நல்லா வதக்கிவுட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் <chuckles> என்னங்க?
அப்படி இல்லைனா ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். ஊறுகாய் வச்சு சாப்பிட்றலாம்.
தாராளமா வைக்கலாம்ங்க, நீங்க. உருளைக்கிழங்கைய மிஞ்சிரும், ஊறுகாய்.
ஓ, பரவால்லங்க. நல்லா இருக்குங்களே, நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும், அப்போ. நமக்கும் அந்த சமையல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கிறேன், நானு.
கண்டிப்பா. இதை செஞ்சிட்டு <chuckles> நீங்க நீங்க கரெக்டா க சொல்லிட்டீங்க. ஊறுகாய். நான்லாம் ஊறுகாய் தான் வைப்பேன். இந்த சாப்பாட்டுக்குலாம் தொட்டுக்கெல்லாம் செய்யவே மாட்டேங்க. <laughs>
<laughs> ஏதோ நமக்கு வந்து, கைவசம் அவசரதுக்கு பண்றதில வந்து நான் சொல்லுவேன். யூசுவல்லா வந்து அவசரத்துக்கு நாங்க பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வந்து ஊறுகாய் தான் வைச்சு சாப்பிடுவோம். அதனால வந்து சொன்னேன். அந்த ஒரு இதில தான் சொன்னேன் நானு.
இல்ல நிஜமாவேங்க. <laughs> <breath> ஆ ஆனா, நீங்க ப்ளூக்கா சொன்னாலும், அது நிஜமாவே சூப்பரா இருக்கும் காம்பினேஷன், இதுக்கு வந்து லெமன் ஊறுகாய் வைச்சு சாப்பிட்டீங்கனா, அடி பொளியா இருக்கும். <laughs> அப்பளம் கூட பொறிச்சு சாப்பிடலாங்க, நல்லா இருக்கும்.
ஆஹா! சூப்பர்ங்க. சூப்பர்ங்க. ட்ரை பண்ணி பார்க்கணும், நானு. இந்த இந்த ஐட்டம் வந்து முயற்சி செஞ்சு பாக்கணும் நானு.
கண்டிப்பாங்க. <chuckles>
ஏன்னா, வீட்டில அப்பப்போ வந்து நமக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்போது சொல்லி சமைப்பேன் நானு. ஏன்னா எங்க வீட்டில 3 பேர் தான் இருக்கோம். நானும், என் மனைவியும், ப மகளும் தான் இருக்கோம்.
ஆ. சரிங்க.
அதனால வந்து <chuckles> ட்ரை பண்ணி பாக்கிறேன்.
கண்டிப்பாங்க, எ ஒரு இரவு நேரத்தில ஒரு நாள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு. டிஃபன ஸ்கிப் பண்ணிட்டு, இந்த அரிசி பருப்பு சாதத்த செஞ்சு இது தொட்டுக்க வந்துட்டு, ஊறுகாய் பண்ணலாம். உருளைக்கிழங்கு பண்ணலாம். ஆனா நான் வந்து நைட் நேரத்தில செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஒரு 4 முட்டையை அரிஞ்சு, முட்டை பொரியல் வச்சு இதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் சூடா. செம்மையா இருக்குங்க.
நம்ம வீட்டில அந்த அந்த இது கிடையாதுங்க, இங்கே சைவம். <laughs>
ம். ஓ! அப்போ நீங்க ஊறுகாக்கே போய்ருங்க. <laughs> ம்.
<laughs> இல்ல 2வது விஷயம். நீங்க சொன்னீங்களே, நைட் சாதம்ன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கொலையே விழும்.
<laughs> இல்லங்க, நாங்களும் டிஃபன் தான் சாப்பிடுவோம். ஒரு நாள் வந்து எதிர்ச்சியா மாவு இல்லன்னு
இல்லல்ல, நீங்க வந்து எப்போ வேண்னா மதிய நேரத்தில நீங்க வந்து டிஃபன் கொடுங்க. அவங்க சாப்பிடுவாங்க. ஆனா ராத்திரியில சோறு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, சாப்பிடவே மாட்டாங்க.
ம், ஆ. <laughs> எங்க வீட்டிலயும் அப்படி தாங்க. ஒரு நாள் மாவில்லையேன்னு இந்த சாப்பாட்ட சூடா செஞ்சு கொடுத்தேன். என் கணவர் "அப்பா வாரத்துக்கு ஒரு வாட்டியா இந்த மாதிரி கொடுப்பா. நல்லா இருக்குப்பா! சூடா சாப்பிடுறக்கு," அப்படின்னாருங்க. ம்.
பரவாயில்லங்க நல்லது வந்தது. எங்க வீட்டில என்ன சொல்லுவாங்கன்னா, "என் நைட் சாப்பாடா?" அப்படின்னுவாங்க. <laughs> சரிங்க, ஆனா இவ்வளோ நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுலேயே அந்த அவசரமா ஒண்ணு சொன்னீங்களே, ஒரு ரெசிப்பி ஒண்ணு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது நானும் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களோடு பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் உங்களோடு பேசத்துக்கு வாய்ப்புகள் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றிங்க. நன்றிங்க.
<laughs> சிறப்புங்க! ஆமாங்க. எனக்கு உங்க கூட பேசினதில ரொம்ப நன்றிங்க.